சரிங்க. ஓ இது வந்து உங்களோட அதாச்சும் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிங்களா?
சரிங்களா. ஆ ஆமாங்க. அந்த அதுக்கு வந்து மதிப்பெண் உண்டு. அ யார் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, அ ஒவ்வொரு தோழிக்குமே வந்து ஒவ்வொரு அ ஊர் வந்து சொல்லிடுவாங்க, நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா தான் போனோம் முதல் நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்ததுங்க. அ அந்த ஊரோட வந்து அ விஷயம் எப்படின்னா அ முதல் நாளே நாங்க வந்து அவங்க ரொம்ப வெகுலின்னு கண்டுபிடித்தோம். ஆ
ஓ! சரிங்க. ஓ! எப்படி அந்த வீடுல்லாம் உங்களுக்கு கெடைத்தது? யாரு ரெடி பண்ணிக் குடுத்தா?
ஆ அது ஆசிரியரே வந்து, அ எங்களுக்கு வந்து இந்த இடம் போங்க, அ இங்க ஒரு 10 வீடு வாடகை இருக்கு. ஏதாவது 1 வீடு தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போய் 1 நாள் அதுக்குன்னு அ அ கல்லூரியிலேருந்து போய் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வீடு நாங்க முடிவு அ பண்ணிட்டு வாடக குடுத்துட்டு வந்துட்டோம்.
சரிங்க. ஓ! சரி, சரிங்க. சரிங்க.
அப்ப நாங்க என்ன பண்ணோம்ன்னா, ஒரு முதல் நாள் போறோம். அப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, அ நான் மட்டும் அ தனியா வந்து ஒரு வீட்டுக்குப் போறேன். அந்த வீட்டுக்கு போம்போது, எங்களோட கல்லூரி ஆடை வந்து, காக்கி கலர்ல இருக்குங்க. அதனால வந்து ஒரு வீட்டுக்கு போம்போது, எல்லா மக்களும் பக்கத்தில இருக்கிற மக்களெல்லாம் வந்து கூடிட்டாங்க. அ கூட்டிட்டு, ஆமாங்க பெண் காவலர் அப்டின்னு நெனைச்சுட்டாங்க. நெனைச்சனோனே, அ அதுக்கப்புறமா "இல்லைங்க, நான் வந்து ஒரு கல்லூரி மாணவி தான்" அப்படின்னு சொன்னோனனே, "அ அப்டியா?" அப்டின்னு சொல்ட்டு சிரிச்சுட்டு உள்ள அழைச்சிட்டு போனாங்க. உள்ள அழைச்சிட்டு போயி, அ இல்லை நாங்க பயந்துட்டோம். எ அவங்க வந்து எ "மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சாப்பாடுலாம் குடுத்து, அ டீ காஃபிலாம் குடுத்து உட்கார வச்சாங்க. ஆ, அதில வந்து என்னா இதுன்னா அவுங்க அவ்வளோ வெகுளியா இருக்காங்க. நான் வந்து ஒரு பெண் காவலர்ன்னு எப்டி நெனச்சாங்கன்னு எனக்குத் தெரியல்லை! ஆனா அவ்வளோ பயந்து அந்த அ மக்கள் எல்லாம்
சரிங்க. ஓ! சரிங்க. ஓ உங்கள போலீஸ்ன்னு நெனைச்சுட்டாங்களா? <chuckles> சரிங்க. சரிங்க. ஓ! சூப்பருங்க பரவால்ல. ஓ! உங்களோட தோற்றம் அப்படி இருக்குங்களோ!